பாத்தீங்கன்னா நான் டீச்சரா தான் வேல பார்த்தேன். அந்த ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா, யாரையும் ஆமா, ஆமாங்க. யாரும் யார்க்கூடயும் பேசக் கூடாது. அவுங்க அவங்க வேலைய பண்ணனும். இப்பிடின்றமாரி சொல்லி இருந்தாங்க. இது
ஆஹா! ஆசிரியர். நீங்க ஒரு ஆசிரியர். ம்ஹ்ம். யாருக்கு? ஆசிரியருக்கே அந்த மாதிரி ஒரு ரூலா?
<laughs> ஆமாங்க. நான் என்ன பண்ணேன். சரி, ஓகே. நமக்குக் குடுத்திருக்காங்க. நம்ம பண்ணுவோன்ட்டு, நான் அதுல கொஞ்சம் கவனமா இருந்தேன். ஒரு நாள் என்ன ஆயிடுச்சுங்க ம் நான் வந்து, சரி கொஞ்சம் டயர்டா இருக்குது. சாயங்காலம் ஒரு 3:30 மணிக்கு மேல கொஞ்சம் டயர்டா இருக்குது. நம்ம ஒரு 10 நிமிஷம்
ஆஹா! ஆ. ஆமா நிறைய, நிறைய பாடங்கள் எடுத்திருப்பீங்க. அதுக்கு அதனால கொஞ்சம் உடம்பு ஒரு சோர்வு இருக்கும் இல்லயா!
ஆம்மா. ஆமாங்க சார். பாடம் மட்டுமா சார் எடுக்குறோம்? பாடம் மட்டுமா எடுக்குறோம்? நோட் கரெக்ஷன் பண்றோம். பேப்பர் கரெக்ஷன் பண்றோம். மார்க் போடணும். அத வேற கூட்டி பெருமதிப்பா ஒண்ணு போடணும். அதுக்கு ஒரு ஸ்டார் தரணும். அதுக்கு ஒரு ஏ குடுக்கணும். அது குறைஞ்சு போனா, ஃபேரண்ட்ஸ்க்கிட்ட வந்து அம் க ஆன்ஸர் சொல்லணும். ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குங்க சார், இந்த நான் பாக்குற வேலையில. அப்பப் பாத்தீங்கன்னா, ஒரு 10 நிமிஷம் என்ன பண்ணேன். அப்பிடியே கொஞ்சம் படுக்கலான்ட்டு, கைய வச்சிட்டு படுத்துட்டாங்க.
உண்மை, உண்மை. உண்மை. <laughs> ஆமாமா. ஆ. பள்ளியிலயே!
இது பள்ளியிலே, ஒரு ரூம்ல. ஒரு கிளாஸ் ரூம்க்குள்ள
ஆஹா!
இத வந்து ஒருத்தங்க என்ன பண்ணாங்கன்னா, பாத்துட்டு போயிட்டு, போய் அங்க அ தலைமை ஆசிரியர்ட்ட சொல்லிட்டாங்க.
ஓ!
அ <laughs> அப்போ
அது எதாவது 7 1/2 ஆயிடுச்சா?